பொதுவா ஒரு சில ரெசிப்பீஸ்ல பாத்தீங்கன்னா, ஆ நம்ம கூடயே இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ராவல் பண்ற மாரியே இருக்கும். ஏன்னா அந்த ரெசிப்பில்லாம் நம்ம அம்மா, சித்தி, அம்மாச்சின்னு யாராவது ஒருத்தவங்க சமைச்சு குடுத்துருப்பாங்க. நம்ம அத சுவைச்சிருப்போம். அந்த நினைவுகள் அந்த சுவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அ திரும்ப கிடைச்சிருக்காது. அந்த நினைவுகளோடயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். அது மாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆ யாராவது ஒருத்தவங்க சமைச்சு குடுத்து, அந்த சுவை வந்து இன்னும் வந்து நினைவுகள்லயே இருக்கு. அப்படின்னு எதாவது இருந்தா சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மாக்கு வந்து முதலிடம் அப்டின்னு சொல்லி குடுக்கலாம். எங்க அம்மா வந்து சாப்பாடுல்லாம் வந்து ரொம்ப அருமையா செய்வாங்க. ஆ சைவ உணவா இருக்கட்டும், அசைவ உணவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, அவுங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே வந்து இருக்காது. தேடி தேடி கண்டு புடிச்சா கூட ஒண்ணும் இருக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா ஒவ்வொருத்தங்களுக்கும் பிடித்த மாதிரியான உணவுகள் வந்து, அவுங்க செய்யறதுல வந்து, ஒரு திரை சே ஸ் அ சிறந்த சமையல் அ வல்லுநர் அப்டின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா செய்வாங்க. அவுங்க வந்து செய்றதிலேயே எனக்கு ரொம்ப புடிச்சது, அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா, நெறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அந்த பச்ச பயிறு லட்டு, தீபாவளிக்கு செய்வாங்க. அது வந்து அது வந்து ரொம்ப அழகா வந்து கை அவுங்களோட கைப்படயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா? அந்த பச்சை பயர்லாம் வறுத்து, அத வந்து ஒடைச்சி திருவையில ஆட்டி, அதுக்கப்பறம் அந்த உம்மி எல்லாத்தையும் பொடச்சு, அதுக்கப்புறமேல மிஷின்ல வந்து குடுத்து அரைச்சு, அத ஒரு லட்டா பிடிப்பாங்க அது பாத்தீங்க அப்படின்னா, அது அந்த சுவைக்கு நிகர் வேற எதுவுமே இல்ல! அப்படிங்குற மாதிரி சொல்லலாங்க. அவ்ளோ ஒரு சுவையோட இருக்கும்.
ஓ! சரிங்க. சிறப்புங்க! ஆ. ஆமாங்க. ஓ! சிறப்புங்க! நான் வந்து பாசிப்பருப்பு வந்து லட்டு சாப்ட்டுருக்கேன். பாசிப்பருப்பு உருண்டன்னு கூட சொல்லுவோம். ஆனா பச்ச பயிர்ல இந்த அளவுக்கு செய்யலாமாங்க உருண்ட?
ஆ. செய்யலாங்க நல்லா வரும். அம்மா வந்து இன்னுமும், ஏ உங்க அம்மாக்கு, எங்க அம்மாக்கு வயசாகி போச்சு, ஆனா இன்னும்மே மெனக்கட்டு இது செஞ்சுட்ருக்காங்க. அந்த பச்சை பயறு, அ ஆனா எங்க மாமியார் வீட்ல வந்து பாசிப்பருப்பு, நம்ம பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதை தான் வறுத்து வந்து மிஷினில போட்டு அரைச்சு, அதைதான் லட்டு பிடிக்குறாங்க. ஆனா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரில தான் இன்னமும் செஞ்சிட்டுருக்காங்க. அது
ஓ! சரிங்க. ஆமாங்க. சிறப்புங்க. அது எப்படி செய்வாங்க? நீங்க செய்யும்போது, நீங்க அங்கே இருந்தீங்களா?
நான் பாத்திருக்கேன். நிறையா வாட்டி பாத்திருக்கேன். நான் தானே மெஷின்ல அரைக்க குடுக்கும்போது, நான் தானே இருக்கேன். என்ன செய்வங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாசிப்பயிர் இருக்கு இல்லையா, அதை நல்ல வந்து வறுத்துப்பாங்க. வறுத்து, சூடு அருனதுக்கு அப்புறம்மேல, திருவ தெரியும் தானே உங்களுக்கு.
ஆ. ஆமாங்க. ஆ. தெரியுங்க.
ஆ. அந்த திருவையில ஒவ்வொரு அரை அரை கிளாசா போட்டு திருவ அப்படியே திருவுவாங்க. திருவம்போது பார்த்தீங்கன்னா, ஓண்ணு 2 அந்த உடைஞ்சு விழுந்துடும். அந்த பாசிப்பருப் அ பாசிப்பருப்பு என்னாயிடும், அப்படி சாரி பச்சை பயிர் என்னாயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு ரெண்ட் 2டா விழுந்துரும். எப்படி இப்ப நம்ம கருப்பு உளுந்தெல்லாம் ரெண்ட் 2டா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து தோலோடயே என்ன பண்ணிடும்னா விழுந்துடும். ஆனா தோலு வந்து சில இதில நிறையா இதுலயே போயிடும், ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, பொன்னிறமா வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால இது போயிடும். அதுக்கப்புற மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில முறம் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் முறம் கிடையாது, அந்த மூங்கில் முறம் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த முறத்தில வந்து அ புடைக்கிறதுக்காக அந்த உம்மி எல்லாம் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அது மேல எல்லாத்தையும் கொட்டி, என்ன பண்ணுவாங்கன்னா, கையால ஒரு தேய் தேய்ச்சுட்டு, நமக்கு புடைப்பாங்க இல்லையா, அது மாதிரி புடைச்சாங்க அப்படின்னா, அந்த உம்மி தோல் எல்லாமே விழுந்துடும்.
ம். ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. ஆ. தெரியுங்க. ஆமாங்க. புடைக்கிறதுக்காக. அ. ஓ! சரி, சரிங்க.
ஒன் தோல் மட்டும் இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே சேகரிச்சு ஒரு டப்பால போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை இருக்குல்ல, எங்க ஊர் பக்கத்தில சர்க்கரையுமே மெஷினில கொடுத்து அரைச்சுடுவாங்க.
ஓ! சரிங்க.
ம், இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா 2த்தையுமே பவுடர் ஆக்கிட்டு வந்துருவாங்க, இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த இப்ப சர்க்கரையும், இந்த பருப்பையும் வந்துட்டு, ஃபுல்லாவே பவுடர், அ தனித்தனியா பவுடர் ஆக்கிடுவாங்க.
தனித்தனியா. தனித்தனியா. ஏன்னா வந்து ரவா லட்டு அம்மா செய்வாங்க, அதனால அந்த சர்க்கரை வந்து தனியா இருந்துச்சு அப்படின்னா, ரவா லட்டுக்கும் போட்டுக்கலாம் இல்லையா? அதனால வந்து தனித்தனியா வந்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, நெய் இருக்கு இல்லையா, பசு நெய், அதை வந்து வெண்ணெயா வாங்கி அதுக்கப்புற மேல காய்ச்சி நெய்யா ஆக்குவாங்க. அந்த நெய்யை வந்து இல்ல அந்த நெய்யில கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையுமே போட்டு, நல்லா வறுத்துகிட்டு, இந்த பச்சை பயிர் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த பச்சை பயிரில கொட்டிட்டு, கொஞ்சமா அதில எல்லாம் வறுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து சர்க்கரை வந்து ருசிக்குத் தகுந்தாப்புல, எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கலந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வச்சுட்டு இப்போ வந்து நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ணுவாங்க.
சரிங்க. ஓ! சரி, சரிங்க. ஆமாங்க. ஆ சூடுப்பண்ணி, பண்ணி, அதில ஊத்தி உருண்டை பிடிப்பாங்க.
சூடு பண்ணி, சூடு பண்ணி, அந்த ஊத்தி, ஊத்தி உருண்டை பிடிச்சு வைக்கிறதுதாங்க, இந்த பாசிப்பருப்பு லட்டு.
ஆ! சூப்பர். ஆ! சூப்பரா இருக்குங்க, நீங்க சொன்ன ப்ராசஸே ரொம்ப பாரம்பரியமா இருக்கு. ஏன்னா, நான் பாசிப்பருப்பு உருண்ட வந்து நாங்க செய்வோம், அ நீங்க லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அதேமாதிரி தான் சொன்னீங்க, அதனால தான் நான் வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டேன், ஆனா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க செய்றதையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாரம்பரியமா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கு, சுவையும் அதுக்கு அ. <chuckles> ஓ!
ம். நல்லாருக்குங்க அட்டகாசமா இருக்குங்க, சுவையும். சுவைக்கு குறைச்சலே சொல்ல முடியாதுங்க, நல்லாருக்கும். அப்புறம் எங்க சித்தி வந்து சீப்பு முறுக்கு பண்ணுவாங்க. சீப்பு முறுக்கு, சீப்பு முறுக்கு அந்த சுருண்டு, சுருட்ட சுட்டையா இருக்கும்ல
சிறப்புங்க, சிறப்புங்க. சீப்பு முறுக்கு. ஆ. ஆமாங்க.
அந்த முறுக்கு பண்ணுவாங்க, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அருமையா டேஸ்ட்டா இருக்குங்க, எங்க சித்திகிட்டலாம் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், "சித்தி! அத செஞ்சு கொடு சித்தி. நல்லாருக்கு சித்தி." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, வாங்கி, வாங்கி, வாங்கி சாப்பிடுவோம், அதுக்கப்புறமேல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சித்திகிட்ட நாங்க கேட்கிறதே கிடையாது, சித்தியே செஞ்சு கொடுத்துருவாங்க.
ம். சிறப்பு! சிறப்புங்க!
அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க போனாலே போதும், அத வந்து என்ன பண்ணீடுவாங்கன்னா? செய்ய ஆரம்பிச்சுவாங்க. ஏனா, அவங்க வந்து அதுக்கான பருப்புகள் எல்லாமே போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க, இவங்களலாம் வரப்போறாங்கன்னு தெரியும் இல்லையா? அதனால, அரைச்சி வச்சிருப்பாங்க, நாங்க வந்தோனே, அப்டியே சுட சுட சுட சுட்டு கொடுப்பாங்க. எம் நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி தள்ளீடுவோம். என்னங்க புரியல.
ஆமாங்க. ஆ! எப்போ நினைவுகள் இருந்தா சொல்லுங்களேன்? <laughs> எதாவது ஒரு நினைவுகள் இருந்தா சொல்லுங்க, உங்க சித்தி வீட்ல போயி
அ சித்தி ம் சித்தி வீட்லுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோடை காலத்துக்கு விடுமுறைக்கு தான் போயிருந்தோம். நாங்க வரப்போறோம் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோனா, முன்கூட்டியே முன்னாடிலாம் தபால் தானே போடுவாங்க. தொலைபேசிலாம் கிடையாது இல்லையா? ஆனாலும் தபால்ல வந்து என்ன பண்ணீட்டாங்கன்னா, அம்மா வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் ஊருக்கு விடுறேன், ஒரு பத்து நாள் உன்கூட இருக்கட்டும், அப்டிங்கிற மாதிரி லெட்டர் எழுதிட்டாங்க. லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்க இந்த தேதியில இப்போ வரோங்கிற மாதிரி ஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணியாச்சா, சித்தி வந்து அந்த மாவு எல்லாத்தையுமே, நாங்க ஏற்கனவே போகும்போதெல்லாம் அதுதான் சாப்பிட்டுட்டு இருப்போம். அதனால, அரைச்சி வச்சிருந்தாங்க. எங்க அம்மா சொல்லியே தான் அனுப்பினாங்க, "நீ அங்க போய் சித்திய போய் அது செஞ்சு கொடு, இத செஞ்சு கொடுன்னு தொல்ல பண்ணாத!" அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஏனா, அவங்களுக்கு நம்ம அம்மா வந்து ஒரு முக்கியப்பட்ட வேலைக்காக தான் எங்கள வந்து அங்க அனுப்புறாங்க. நாங்க இங்க இருந்தா, அவங்களுக்கு வந்து ஒரு வேலையும் நடக்காது அப்டிங்கிறனால தான் அங்க அனுப்புறாங்க. அதனால, "அவள கஷ்ட அவள கஷ்டப்படுத்தாத நீனு. நீ வந்து என்ன பண்ணிடுனா, கம்முனு இருக்கணும்" அப்டின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. <inhales> சேரின்னு சொல்லிட்டு, அங்க நெறைய வயல்லாம் இருக்கும். சரி நம்ம வயல்லலாம் போய் நல்லா ஆட்டம் போடலாம். <breath> அந்த தண்ணி பம்பு செட்லலாம் நல்லா குளிக்கலாம். அப்டின்னு, "சேரிம்மா! நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன்மா." அப்டின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேனா, போயாச்சு. போனதுக்கு அப்புறமேலாம் பார்த்தீங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போறோம் நான் எங்க அம்மாதான் என்ன கொண்டுட்டு வந்து விடுறதுக்காக போறாங்க. நான் ஒரு 7, 8 தான் படிச்சிட்டுருப்பேன், அதனால தனிமையிலலாம் விடமாட்டாங்க இல்லையா? அதனால அம்மா தான் கொண்டுட்டு வந்து விடுறதுக்காக வர்ராங்க.
ஆமாங்க. சரிங்க. ஆ! சரிங்க. சரிங்க. ஆமாங்க. ம்.
வந்தா, வீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கம கம கம கமன்னு வாசம்.
ஆ.
எனக்கு கண்டுபுடிச்சுட்டேன் நானே, "சே! சித்தி நா வரேன்னு செஞ்சு வச்சுருக்க போல இருக்கு." அப்படீன்னு சொல்லிட்டு அப்படியே அடு நான் ஒண்ணுமே செய்யல. கை, கால்லலாம் அலம்பல. குடு குடு குடு குடுன்னு அடுப்படிக்கு ஓடி போய்ட்டேன். சித்தி வந்து என்ன பண்ணீட்டுருந்தாங்கன்னா, எங்களோட சத்தத்த கேட்டு அந்த காலத்தில யாருங்க டோர்லாம் லாக்கூஸ் லாக் பண்ணி வைப்பா? எல்லாரும் தொறந்து தான போட்டு வச்சிருப்பாங்க. நான் குடு குடு குடுன்னு ஒடுனேன், சித்தி எங்க சத்தத்த கேட்டுட்டு, அப்பதான் அடுப்படியிலேருந்து வெளியில வராங்க. "ஆ! வாங்க அக்கா, வாடி" அப்படீன்னு சொல்லி கூப்ட்டாங்க. "ஏ சித்தி! எனக்கு புடிச்ச சீப்பு முறுக்கு தான நீ பண்ணி வச்சுருக்க?" அப்படீன்னு சொல்லி கேட்டேன். அ அந்த வாசம் அந்த மாரி சுடும்போதே அந்த வாசம், வாசல் முடிய வரும் இல்லையா? அந்த சீப்பு முறுக்குல. அந்த ஸ்வீட் வாசம், அந்த எண்ணெய் வாசம். எல்லாம் அப்படியே கேட்டு, அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு. "ஆ! சித்தி!" அப்படீன்னு சொல்றேன், ஆமாண்டி, அதான்டி செஞ்சு வச்சுருக்கேன். வா! உனக்கு புடிக்கும் இல்ல. அதனால தான்னு. எங்க அம்மாவ பார்த்தேன். "நீ செஞ்சு எது தொல்ல பண்ணாதன்னு சொன்னேன். ஆக மொத்தம் எனக்கே கெடைச்சிருச்சு." அப்படி. நெறைய பாக்ஸ்ல போட்டு நாங்கலாம் வந்துட்டோம்னா, ஊர்லேருந்து வரோம்னா, நெறைய பெரிய பாக்ஸ்லயே போட்டு வச்சுடுவாங்க. நாங்க போகும்போது, வரும்போது ,போகும்போது, வரும்போது, திண்ணே காலி பண்ணீருவோங்க. சோறு சாப்ட மாட்டோம்.
<laughs> ஹேய்! அ. ஆமா, ஆமாங்க. ஆ. சரிங்க. ஆ. சரிங்க. ஆமா, ஆமாங்க. ஆ. ம். <laughs> <giggles> ஆ. சிறப்புங்க! சிறப்பு! ஆனா, உங்க சித்திக்கு ஒரு பெரிய பாராட்டணும்ங்க. ஏன்னா? அதாவது நீங்க போயி அ கேட்டு, செஞ்சு குடுக்குறது வேற. ஆனா, உங்களுக்கு அது பிடிக்கும்னு சொல்லி, நீங்க வர நேரத்துக்கு, கரெக்ட்டா சூடா செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, உண்மையாவே அவங்க ஒரு நல்ல ஒரு அ எந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பாசம் இருந்துருக்காங்கன்னு, நல்லா தெரியுதுங்க. <chuckles>
ஆமாங்க அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் அப்டின்னு கூட சொல்லலாங்க. அதுக் அ அது அ நாங் சோறே சாப்ட மாட்டோம். திட்டுவாங்க. எங்க சித்தி திட்டுவாங்க. "இதுக்குதாண்டி" அ செய்யறலாம் செஞ்சு வச்சுருவாங்க. "இதுக்குதாண்டி உன் நா செஞ்சே குடுக்குறதுல்ல. இங்கேருந்து போம்போது மெலிஞ்சு போனன்னா, உங்க அம்மாக்காரி என்னா நினைப்பா என்னைய பத்தி? சோறே போடாம ஆக்கி வச்சுருக்கன்ல நெனைப்பா, இனிமேலாம் உனக்கு நான் ஒண்ணும் செஞ்சு தர முடியாது. என்னா ஆகட்ன்னாலும் நீங் எல்லா கெஞ்சி கேட்டா கூட நான் செஞ்சு தரமாட்டேன்"அப்டியே சும்மா ஒரு வெளாட்டுக்கு, வெளாட்டு கோபம், வெளாட்டு கோபத்துல வரும். ஆனா செஞ்சுருவாங்க. அது வந்து சும்மா வெளா நம்ம சோறு சாப்பிட மாட்றோம் இல்லையா? அது சின்ன பிள்ளைங்கள்ல, அது கொஞ்சம் சின்ன வயிறா தானே இருக்கும். அது 4,5 சாப்ட்டு தண்ணி குடிச்சோம்ன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு தொம்முன்னு ஆயிடும். அப்புறம் எப்டி சாப்ட முடியும் நம்பளால? சாப்பிட முடியாது இல்லையா! அதுக்காக திட்டு விழுவும். வேற வழியே இல்லாமல ஒரு தட்ல போட்டு வச்சுட்டு 1 மணிக்கணக்கில உக்காந்துருப்போம். சோறுக்கு, அந்த சோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னானா சீப்பு முருக்கு தான்.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ம். <laughs> ஆ. சொல்லுவாங்க. <chuckles> ஆனா, செஞ்சுருவாங்க. ஆ! ஆமாங்க. ம். சி <chuckles> சிறப்பு சிறப்புங்க. இத தவிர்த்து அ வேற ஏதாவது அதாவது நீங்க ஏதாவது சமச்சு, அ உங்க கணவர் உங்க கொ கொழந்தைங்க அது வந்து ஒரு நினைவு? அது மாரி எதனா சொல்லுங்களேன்.
ஆ, என்னுடைய குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சமைச்சா மட்டும் தான் வயிறார சாப்புடுவா, அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நானும் வந்து எங்க அம்மாவோட கைப்பக்குவம், எங்க சித்தியோட கைப்பக்குவம் கொஞ்சமாச்சும் நமக்கு இருக்காதா சொல்லுங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சமைப்பேன். <inhales> எங்க போனாலுமே சரி அவ சரியாவே சாப்பிடவே மாட்டா எங்க வீட்ல திரும்பி வந்து அவளே கேட்பா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது பாத்திங்கன்னா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, இல்லனா சப்பாத்தி அந்த எக் ரோலு
ஆஹா! ஆ. கண்டிப்பா. <laughs> ஆ.
அப்படிதான் கேட்பா. அதனால வந்து அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் <inhales> அதேமேரி என் கணவருக்கு பாத்திங்கன்னா என்னோட இடியாப்பம் தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும், ஆப்பம் தேங்காய் பாலு, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு வந்து வாய்க்கு சொரணையே இல்லை சாப்புடன்னும் ஆசையா இருக்கு அப்படின்னா இத தான் கேட்பாரு என்கிட்ட. ஹ "செஞ்சுகுற்றி கொஞ்சம்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம தான் ஓவரா சீன் போடுவோம், "சரி, சரி தேங்காலா ஒடச்சி கொடுத்தா தான் என்னால செஞ்சு தர முடியும் இல்லைனா செஞ்சு தர மாட்டேன்."அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் போட வேண்டியது. அப்புறமேல் எல்லாமே செய்வாங்க, ஏன்னா ஏன்னா வந்து எப்போதுமே என் கணவர் சொல்லுவாரு, "நீ சமைச்சு கொடுத்தா மட்டும் தான் எங்களுக்கு வந்து மனசும் நெறையுது, வயிறும் நெறையுது." அப்படின்னு சொல்லி சொல்றதுல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருங்க. இன்னைக்கு கூட பாத்திங்கன்னா மீன் குழம்பு வச்சேன் <inhales> இந்த மீன் குழம்புலாம் இப்ப இடையில கொஞ்சம் ஊருக்கு போற மாரி இருக்கும், "இன்னும் ஒரு 20 நாள் ஆகும் இந்த மேரிலாம் நான் சாப்பிடுறதுக்கு," அப்படின்னு சொல்லிட்டு சாப்புட்டுட்டு இருந்தாரு.
சரிங்க. ஓ! ஆ! சரிங்க. ஆ! <laughs> ஆஹா! ஆ! <laughs> சரிங்க. ஆ! ஆஹ! <breath> ஆ பரவால்லங்க. இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அன்போட அ சமைச்சிருந்தீங்கன்னா அந்த சுவை வந்து ரொம்ப அருமையா இருந்திருக்கும் இல்லைங்களா. <inhales> அதாவது நெறைய விஷயங்கள் வந்து நீங்க என்கிட்ட சொல்லீட்டுருந்திங்கங்க, ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்தி வந்து அந்த சீப்பு முறுக்கு சொன்னீங்க, <inhales> அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு அந்த இது, அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு இது பச்ச பயிறு சொன்னீங்க பச்ச பயிரு லட்டு சொன்னீங்க இல்லையா, அந்த ரெசிப்பி கூட நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க <inhales> உங்களால அந்த ரெசிப்பி கூட நான் இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தி வந்து எவ்வளோ அன்பா வந்து நீங்க வரர்துக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுருவாங்க, <inhales> அந்த சீப்பு முறுக்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் <inhales> அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க என்கிட்ட சொல்லிட்ருந்திங்க, உங்க கூட பேசினதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க தொடர்ந்து பேசுவோம், நன்றிங்க.
ஆமா. மிக்க நன்றி.